இப்ப பார்த்தீங்கன்னா, நாங்க இப்ப வந்து எங்க மாமியார், மாமனார் நானு, எங்க வீட்டுக்காரு, எங்க பையன் 5 பேர் இருக்கோமா? இப்ப 5 பேருக்கு 5 இலை போட்டு, இந்த, எல்லா பதார்த்தங்களையும் வெச்ச 3 இலைக்கு வந்து சர்க்கரை பொங்கல வைச்சுருவோம். 2 இலைல வெறும் வெண்பொங்கல தான் வெப்போம்.
ஆமா. ஓஹோ! ஏன் அப்படி?
அது 5 க்கு கலந்து வெக்கணும்ல அந்த மாதிரின்னு வெச்சுக்கோங்களேன். அப்புறம் அது
அ, சரி சரி. ஆனா ஓ இங்க ஒரு கேள்வி <chuckles> வருது எனக்கு. எல்லா பொங்கலையும் எல்லாருக்கும் வைக்கலாம் இல்லைங்களா? கொஞ்சம், கொஞ்சம்.
அ. அது கடைசியா பண்ணுவோம். இப்ப வந்து படைக்கும்போது 1, 1 பொங்கல் தான் வெப்போம்.
ஓ, அப்படி. அ. சரி, சரி. அ.
இப்போ இதுக்கு நடுவுல ஒரு குழி மாரி வெச்சு, அதில நெய் ஊத்தி, அந்த பொங்கலுக்கு நடுவுல சர்க்கரை பொங்கல்ன்னா, நெய் ஊத்துவோம். வெண் பொங்கலா இருந்தா பருப்பு நெய் ஊத்துவோம்.
சரி. இது இந்த சர்க்கரை பொங்கலுக்கும், வெண் பொங்கலுக்கும் என்ன வித்தியாசம்?
அதில வெல்லம் போட மாட்டோம். அதில வெல்லம் போடுவோம் அவ்ளோதான்! அது நம்ம சாப்பிடுற சாதம்.
மோ அதாவது ஒன்றில சர்க்கரை போடுவீங்க, இன்னொன்னுல வெல்லம் போடுவீங்க?
இல்லங்க! சக்கரை பொங்கல்ல வெல்லம் போடுவோம்.
ம். சர்க்கரை பொங்கல்ல வெல்லம் போடுவீங்க. ஆமா.
அது வந்து மஞ்சள் கலரா இருக்கும். வெண்பொங்கல்ல எதுவுமே போட மாட்டோம். நம்ம வீட்டில சாப்பிடுற சாதம் மாரி இருக்கும் அது.
ஓஹோ!
வெறும் வெள்ள சாதம் அவ்ளோதான். அதுக்கு அப்புறம்.
அப்ப சர்க்கரை பொங்கல்ல வெல்லம் போடுவீங்களா! சரி ஒகே.
ஏங்க சர்க்கரை பொங்கல்ன்னு பேரு தாங்க. வெல்லம் போட்டு தான உங்க
ஆன பேர் அப்படி. ஒகே ஒகே. அ.
அ எல்லாரும் பண்ணுவோம். நீங்களே கொஞ்சம் <chuckles> இதுவாயிட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
இல்ல இல்ல, ஆமா எங்க வீட்ல பண்றாங்க தான். அ, ஓகே.
<laughs> யாருமே வந்து இந்த <chuckles> காஃபிக்கு போடுற சர்க்கரை எல்லாம், எதுலயுமே போட மாட்டாங்க முதல்ல!
போடுறது இல்ல. நிறுத்தியாச்சு. ஆமா.